<laughs> ஆமா நெறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்தில ஒரு குட்டி பையன் இருக்கா. அவனக்கு ட்ரெயின்னா ரொம்ப புடிக்கும். எங்க வீட்டுகிட்டயே அந்த ரயில்வே ட்ராக் இருக்கர்ன்னால ட்ரெயின் அடிக்கடி போகும். ட்ரெயின் பொம்ம வேணும். அவங்க வீட்ல வண்டி வாங்கியிருக்காங்க. அவுங்க அப்பா கார் வாங்கலாம் அப்டின் சொன்னதுக்கு, இல்லல்ல நம்ம ட்ரெயின் வாங்கலாம் அப்படின்னு ஒரே சண்ட ஒரு நாள்லாம் எனக்கு இந்த மாரி ட்ரெயின் தான் வேணும், நம்ம ட்ரெயின் தான் வாங்குறோம். அதுல தான் ஊருக்கு போறோம். அப்படின்னு ட்ரெயின் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சுட்டுருக்கான். இப்ப அது மாரி உங்க பையனுக்கு ஜேசிபி போல. உண்மையா கேட்டுற போறா.
<laughs> ஆமாங்க அந்த யூடீயூப் <laughs> ஐய்யய்யோ! <laughs> ஆமாங்க. இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஜ இந்த யூடியூப்ல ஜேசிபி அவைங்க சாவி போடுறதுலேருந்து ஓட்டுறதுலேருந்து மண் அள்றதுருந்து, காமிச்சுட்டே இருப்பாங்களா? மத்ததெல்லாம் என்னால எதுவுமே பாக்கவே முடியலங்க. எப்போதுமே செய்தி பாப்பேன்.அந்த பாட்டு கேட்பேன். இதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த 24 மணி நேரமா அது அங்கதான் அதுதாங்க ஜேசிபி தாங்க ஓடுது. மாத்தனா அவ்ளோதான். ஒரு பிரளயமே நடந்துற மாதிரிய ஆயிடுது. அப்ப ந ம்.
<chuckles> அஹ. மஹ்ம். ம்ஹ்ம். அது என்னது வரும் அந்த ஜேசிபில அதுக்குன்னு அந்த சேனல் எதுவும் இருக்குங்களா? ஜேசிபிக்காக?
அதுலான் இல்லங்க அந்த இந்த இந்த வடமாநிலத்தில உள்ளவங்கலா, இந்த ஜேசிபி வண்டி வச்சிருப்பாங்கல்ல. அவங்களே வந்து வீடியோ எடுத்து சாவிய உள்ள போடுற மாரி எடுப்பா்ங்க.ஸ் அதில டீசல் ஊத்துவாய்ங்க, ஓட்டுருவாய்ங்க, வேகமா ஓட்டுவாயங்க. மண்ண அள்ளுவாய்ங்க. இதுதான். ப நார்மலா வேல பாப்பாங்கல்ல. அதயே வீடியோ எடுத்து போடுவாங்க. அத இவங்க மெனக்கட்டு உட்கார்ந்து பாப்பான். நேர்ல வந்தாலுமே அதே உட்கார்ந்து தான் பார்த்துக்கிட்டுருப்பான். அது ரொம்பவே நய நமக்கு கடுப்பா இருக்கும். <chuckles> அதுவும் ஜேசிபின்னு கூட சொல்ல மாட்டான். ஜேபிஜி, ஜேபிஜின்னு இப்படியியே சொல்லிட்டுருப்பான். நமக்கும் அது பழகிடுது. <chuckles> அதேமாரி சொல்லி. ம். அதுதா பாக் இவைங்கலாம் இத பாக்கறப்ப. நமக்கு வந்து இந்த பழைய காார்டும் நம்ம பாக்கறப்போ ரொம்பவே இருந்துச்சே நம்ம அப்பலாம் எப்படி இருந்தோம். அதுக்காகே இந்த ஸ்கூல் விட்டு வரும்போது, இந்த சக்திமான்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். அஹா. <laughs> <chuckles> <laughs> அஹ. பாருங்களே ஆஹன்.